இந்த "தண்ணீ பிரச்சனை தண்ணீ பிரச்சனை," அப்பிடின்னு சொல்லும்போதே, என்னோட ஞாபகத்துக்கு வர்றது எல்லாம் வந்து அந்த தண்ணீ லாரி தாங்க. அது என்னன்னு தெர்ல. அவுங்க தொடங்குற இடத்துலேருந்து போய் இறங்குற இடம் வரைக்கும் ஆ எ 3/4 தண்ணீய வந்து ரோட் லயே கொட்டிடுறாங்க. இந் இந்த தண்ணீங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்து அதாவது, குடிக்கிறதா இருந்தாலும், சரி குளிக்கிறதா இருந்தாலும் சின்ன புள்ளைலேருந்து நம்ம வந்து பாட புத்தகங்களையும் படிச்சிருப்போம், வந்து நம்ம பெரியோர்கள் மூலமா தெரிஞ்சிருப்போம். அனுபவங்களும் இருந்திருக்கும். அதுவும் அந்த கொரோனா நேரத்தில தண்ணீ இல்லாம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்போம் வீட்டுக்குள்ள, அப்பிடிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி வந்து அ எவ்ளோதான் படிச்சாலும் வந்து அந்த தண்ணீய வந்து எப்பிடி சேமிக்கணும். ஆ அத பத்தி வந்து யாரும் அவ்ளோவா யோசிக்கிறாங்லான்னா எனக்கு தெரியல. உங்க கிட்ட இதுமாரி இந்த வீட்லயே வந்து இந்த தண்ணீ நீர வந்து எப்பிடி சேமிச்சு வைக்கலாம் அப்பிடிங்கிறதுக்கு எதாவது எளிய அ வழிமுறைகள் எதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன்!
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இந்த காலத்தில தண்ணீர் தட்டுப்பாடு அப்பிடிங்கிறது ஒரு எதிர்கால பிரச்சனை இல்ல, இன்றைய பிரச்சனைங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாரும் "ஒரு 10, 20 வருஷங்கள் அப்பறந்தான் தண்ணி இருக்காது." அந்த மாரிலாம் சொல்றாங்க. இப்பவுல்லாம் சென்னை, வேலூர், மதுரை இந்தமாரி போன நகரங்கள்ல ஆல்ரெடி கவர்மெண்ட்டே "டே ஜீரோ" அப்டின்னா தண்ணீ ஏன் அங்க இல்ல? அப்பிடிங்கிற விஷயத்த கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க.
சரிங்க. ஓ! டே ஸீரோ வா அது பேரு?
ஆமாங்க. அப்போ அங்க இந்தமாரி இடங்கள்ல வந்து இப்போ முன்னாடிலாம் நம்ம ஊர்ல நீங்க போர் பார்த்துருப்பீங்கல்லங்க ஒரு 200 அடி 300 அடியில அவ்ளோ தண்ணி வரும்.
ஆமாங்க.
இப்பவுலாம் எங்க ஊரு இதுக்கும் கிராமம் தான். அ இங்கேலாம் வந்து இப்போ 1200 அடி 1300 அடி போட்டா தான் தண்ணீயே வருதுங்க.
சரிங்க. அய்யயோ! ஆ.
அந்தமாரி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப சென்னையில தண்ணீர் வருது. ஏனா, கடலோட இது இருக்கு பட் நல்ல தண்ணீ வருதா? அதுதான் விஷயம். ஏனா, டிடிஎஸ் ஓட லெவல் நீங்க போய் சென்னை போர்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ.2500 ரூ.3,000 வரைக்கும் போகுதுங்க.
ஆ. ஆமா. அந்த மீட்டர் வச்சு பார்க்கும்போது தெரியும் இல்லேங்களா! ஆ அந்த என்ன டெஸ்ட் டிடெக்ஷனும் என்னமோ ஒரு டிடெக்ஷன் வரும்ல அது சிஸ்டம்? ஆ அது டிடி ரொம்ப அதிகமா இருக்குதுங்களா சென்னையில?
ம். ஆமாங்க. இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆ இருக்குங்க. அ இப்ப என் மனைவியோட ஊர் சென்னை தான். அதனால எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது. இப்போ அவுங்க இந்த சென்னையில குளிச்சா தலைமுடி போயிருது. இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க?
சரிங்க. ஆமா.

கண்டிப்பா. ஏன்னா பக்கெட்டில கூட ஒரு 30 லிட்டர் 40 லிட்டர் தான் புடிக்குமே. அந்த 40 லிட்டர் குளிச்சு முடிச்சோன்னேயும், அந்த ஓகே ஒரு பக்கெட் முடிஞ்சிடுச்சுனாச்சும், அட்லீஸ்ட் வெளில வந்துருவாங்க. ஆனா, ஷவர் குளிக்க குளிக்க அது நல்லாவும் இருக்கும். அது சுகமாவும் இருக்கும். அ குளிக்கிறதுக்கு சுகமாதான் இருக்கும். <chuckles> ஆமாங்க. இந்த மாரி விஷயங்களிருக்கு அப்பறம் நெறைய பேர் பாத்திருப்பீங்க. ஒரு பிரஷ் பண்ணும்போது கூட, பைப்ப வந்து திறந்து விட்டுருவாங்க. அவுங்க பிரஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும், அந்த பைப் தண்ணீ வந்து கீழ போய்ட்டே இருக்கும்.
ஆமாங்க. ஆமாங்க. ஆமா எடுத்து எடுத்து மோண்டு மோண்டு ஊத்த வேண்டாம். <chuckles> ம். <laughs> அவ்வளோ செய்றாங்களா என்ன அவ்வளோ நேரம் திறந்து வைக்கிறாங்களா தண்ணீய.
கண்டிப்பாங்க, நானே தொறந்து வைப்பேன். அதனால தான் உங்கட்ட சொல்றேன். ஆனா நம்ம அது யோசிக்கிறதில்ல என்னன்னா, நமக்கு தண்ணீ எக்கச்சக்கமா கிடைக்குது. இப்போ, அ 1200 அடியில கெடைச்சாலும் 1 நாளைக்கு டெய்லியும் 1000 லிட்டர், 1000 லிட்டர்ன்னு திரும்ப திரும்ப, போர் மோ-ட்டர போட்டு ஏத்திக்கிட்டே தான் இருக்கோம். 1 நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணி ஏறுதேங்கிற மெத்தனம் எல்லா பக்கமுமே அது இருக்கு.
<laughs> ஆ, சரி. அது என்னமோ சரிதாங்க. அதே மாதி பாத்திரம் தேய்கிறதே பாருங்களேன், எல்லாம் வந்து காய விட்டுட்டு இந்த பாத்திரம்லாம் வந்து, அப்படியே சைடில வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேய்க்கும்போது, நம்ம இந்த நிறைய தண்ணீய வந்து செலவு அப்பப்போ தேய்ச்சு வச்சுட்டா பிரச்சனை இல்லாம அவுங்க சாப்பாடு
ஆ கண்டிப்பாங்க. இந்த விஷயம் எல்லா வீட்லயும் நடக்குது போலயேங்க! எங்க வீட்லயுமே இதைதான் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஆரோ வாட்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா! நீங்க சொல்றது. இப்போ நாங்க எங்க வீட்டிலேயே மாத்தி ஆமா மாத்தி வச்சிருக்கோம். இன்லெட்ல ஒரு 1 லிட்டர் போகுதுன்னா, அவுட்லெட்ல ஒரு 3, 4 லிட்டர் வருதுங்க.
<chuckles> ஆ. ஆமாங்க. அ அதுலேருந்து அந்த வேஸ்ட் தண்ணீ வரும்.